அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்குனா வந்து பாத்திங்கன்னா அந்த பேர பசங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு, அந்த சாப்பாடு வாங்கி சாப்டறதா இருக்கட்டும். இந்த அஜித் சார் மூவிலேயே வந்து, வீரம் வி வி அ அந்த ஏதோ சம்திங் அந்த மூவில அண்ணன், தம்பிங்களா இருப்பாங்க. அதுல வந்து பாத்திங்கன்னா, அ அ அஜித் சார் வந்து ச "தம்பிங்கடா அண்ணன்டா" அப்டின்னும்போதான் அந்த பாச பிணைப்புகள் இருக்கும். அண்ணனுக்கு ஆமா. அதுல வந்து பாத்திங்கன்னா, "அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நாங்க பண்ணிக்க மாட்டோம்." அப்டின்ட்டு ஒரு இது இருக்கும், குறிக்கோள் இருக்கும். அதுல வந்து அந்த பாசத்த காமிக்கிறாங்கள்ல, அண்ணன் அண்ணன் தான் முதல்ல. அப்டின்ட்டு அம்மா இல்லாத ஸ்தானத்ல வந்து அண்ணன் வந்து எல்லாருக்கும் வந்து இது பண்ணு. தனக்குன்னு எதுவும் பண்ணாம, அ பண்ணத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு உண்ம உண்மையா வந்து ஒரு மச சென்டிமென்ட்டா இருந்தது. அதே போல வந்து, இந்த ம் கேப்டன் சார் மூவி இருக்குமே, அண்ணன் தம்பிங்க மூவி. எ அழகா இருக்குமே "எங்கள் வீட்டில் எல்லா நாலும்" அ அ அந்த பாட்ல வந்து பாத்திங்கன்னா, அதேபோல அண்ணனோட இது இருக் ஒரு பாசம் இருக்கும். அதுக்கப்பறம் வந்து, அ அந்த மூவில வந்து அழகா இருந்துச்சு. எத்தன தடவ பார்த்தாலும் சலிக்காம பார்க்குற ஒரு மூவி. அந்த பெண்ணா இப்டி இருக்கணும். அதுக்கப்பறம் அந்த <smacks lips> அவங்க மாடலா இருந்திருப்பாங்க. அ ஒற்றுமையா இருந்திருப்பாங்க, அ அது அதாவது பாத்திங்கன்னா, எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, ஒரு அ அவங்க வந்து ம கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்திங்கன்னா, அ மாடலா இருந்திருப்பாங்க, றையா விஷயம் வந்து பாத்திங்கன்னா, கொஞ்சம் திமிரா அந்த அந்த பேச்சா இருக்கட்டும், ஆனா வந்து கல்யாணத்துக்கு அப்பறம் முழுக்க முழுக்க ஒரு எப்டி சொல்லணுனா, குடும்பத்துக்கு ஏத்த ஒரு பெண் சொல்லுவாங்கள்ல, அந்த பொட்டு, பூ, அ அழகா வந்து அவங்க இது காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த ம் அதாவது பாத்திங்கன்னா ஒரு பாட்டு ரேவதி மேமோட இது ரொம்ப பிடிக்கும் நடிப்பு. அதுல வந்து பார்த்திங்கன்னா, அம் அம்
ஆமா, ஆமா. ஆ 4 பேரோ 5 பேரோ இருப்பாங்களே. ம். ஆமா. <chuckles> ஆமாங்க. வீட்ல ஆமாமா கார்த்திகை. <chuckles> ஆமா. ஒற்றுமையா இருக்கணும் ஆ. ஒத்து ஒத்து போயிருந்த மாரி ஆ.
திடீர்னு ஞாபகம் வரல, அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். அது பார்த்திங்கன்னா, ஒ எப்டி சொல்றது?
எது? எது? சின்ன சின்ன வண்ணக் கோயிலா?
அது வந்து எந்த